ஆமா. பீக்கா இருந்துச்சு அங்க. சோ
அ ஒரு சிலவங்களா அங்கயே வந்து, அந்த இந்த கைட்லாம் வச்சு, செட் பண்ணி போவாங்க. அந்த மாரி நீங்கப் போல, அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு.
ஆ, இல்ல, இல்ல. நாங்க அந்த மாரி அரேஞ்ச் பண்ணிட்டெல்லாம் போல. நம்மளே போய், அங்க பாத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப அந்த வெளியூர்ல போனா, அது உங்களுக்கு எப்படி தெரியும், அது இப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்குன்ட்டு. அங்க போய் பாத்துக்கலாம்டு போய்டிங்களா?
ஆமா. வளர்ப்புதா, 11 பேர் இருக்காங்க. சரி, அங்க போய் பாத்துக்கலான்ட்டு, ஒரு தைரியம் தாங்க. வேற எதுவும் இல்ல.
பரவால. அதுவும் ஒரு அனுபவம் தான், கெடச்சிருக்கு. அது எப்படி இருந்தது? ம், ம். <tsk> ஆமா அது வந்து, ச்ச அங்க வந்து, எப்படி நீங்க லேங்குவேஜ் எல்லாம் மாறுமே! எப்படி சமாளிச்சிங்க?
ஆமா, ஏன்னா, அங்க மொழியும் நம்மளுக்கு தெரியாது. மோஸ்ட்லி, கையசைவுகள் வச்சுதாங்க.
ஆ.
ப்ளஸ், கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலம் யூஸ் பண்ணித்தான், மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம்.
ம். சரி, சரி.
சோ, ரூம் தேடுறோம். ரூம் எங்கமே கிடைக்கல. பிக்கா ஹய்க்கா இருந்தது. சோ, தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது
ம். ம்.
இப்ப நீங்க ரொம்ப தாகத்துல இருக்கும்போது பாலை வனததுல தாகத்துல இருக்கும்போது, ஒரு சின்ன தண்ணி ஓடையை பாத்தீங்கன்னா, ஒரு சந்தோஷம் வரும்ல?
ம், ஆமாம்மா.
அந்த மாரி, ஒரு தமிழ் போர்ட நாங்க பாத்தோங்க. தமிழ்ல எழுதி இருக்கு.
ஓ! அப்ப அந்த அளவுக்கு, அங்க தமிழ்ன்றதே இல்ல. நம்ம மொழியே இல்ல. ம், ம்.
இல்ல இல்ல இல்ல. ஒரு சில பேர் தான் இருக்காங்க. சோ, அதைப் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் தான் அந்தப் பேரே. சோ, போன உடனே அது அங்க போய் போயிட்டோம். போயிட்டு பாத்தோம்னு அங்க பேசும்போது
ம். ஓ! அங்க அங்க ரூம் அவாய்லபலா இருந்துதா?